நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில வந்து உறக்கம்ன்றது ஒரு முரண்பாடாவே தான் அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சிறு வயதில நமக்கு நேரம் வந்து அதிகமா இருக்கும். ஆனா, நம்ம வந்து உறக்கத்துக்கு அவ்வளவா ஆ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். விளையாட்டுத்தனமாக விட்டுருவோம். ஆனா, இன்னக்கி நம்ம எல்லாருமே ஒரு ரேஸ்ல ஓடிட்டு இருக்கிறப்போ, இந்த உறக்கம் அப்பிடின்றது வந்து தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அந்த உறக்கம் வந்து நல்லதா இல்லாம இருக்க பட்சத்தில, நீங்க என்னெல்லாம் மாற்றங்கள் செய்றீங்க மேடம்? கொஞ்சம் சொல்றீங்களா?
கண்டிப்பா. ஆ எவ்ளோ வேலைகள் செய்தாலும் இந்த உறக்கம் அப்பிடி இல்லயின்னா, நம்ம உடம்புக்கு பல வியாதிகளையும் கொண்டு வந்துரும். அ இது இது எப்பிடி பார்த்தீங்கன்னா, நீ இப்ப நம்ம குழந்தைகள்லேருந்தே நம்ம ஆரம்பிப்பமே! இந்த குழந்தைகளே பார்த்தீங்கன்னா, ஒரு கை குழந்தையா இருக்கும்போதே, நம்ம உறக்கம் அதுங்களுக்கு நல்ல விஷயத்தில கொடுக்கணும். இல்லேன்னா, நம்மளே வேல செய்ய விட மாட்டாங்க. அவுங்களும் வந்து நை, நைன்னு அழுதுட்டே இருப்பாங்க. அந்தமாரி குழந்தைகள என்ன பண்ணலாம் அப்பிடின்னா, ஒரு தூங்க போறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பா, கொஞ்சம் அதுகளுக்கு உடம்பில நல்லா ஊத்தி விட்டுட்டு, அ இன்னம் ஒரு காட்டன், நல்லா ஃபியூர் காட்டனா அவுங்க உடம்புக்கு வந்து உறுத்தாத அளவுக்கு அ அத உடுத்தி விட்டுட்டு, அதுங்களுக்கு ச அதுக்கப்பறம் சாப்பாடு ஊட்டிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சி, முதுகுல தட்டி கிட்டி குடுத்துட்டு, அதுங்கள படுக்க வச்சோம் அப்பிடின்னா, அவுங்க சீக்கிரமா தூங்கிருவாங்க. ஏன் அப்பிடின்னா அந்த உடம்பு வலிக்கும். ஏன்னா, அவுங்களுக்கே தெரியாம நிறைய தடவ கைய கால உதச்சிக்கிட்டு, எதாவது பண்ணிட்டே இருப்பாங்களா! இப்போ அத பொறுத்தக்கட்டிங்கும் அவுங்க செய்ற வேலைகள் அது. அந்தமாரி, அந்த அ புரியாத வயசுல அது செய்ற வேல. அது பார்த்தீங்கன்னா, அந்த கைய கால உத இதுக்கும்போது கொஞ்சம் வலியா அர வலிக்க ஆரம்பிச்சிரும். ஒருமாரி அவுங்களுக்கே ஒரு டயர்டா இருக்கும். அப்ப நாம தான் இந்த சுடு தண்ணிலாம் ஊத்திவுட்டு காலையில குளிப்பாட்டிருவோம். இருந்தாலும் தூங்க போறதுக்கு முன்னாடி ரொம்ப நை, நைன்னு எப்பயாவது குழந்தைங்க அழுதுக்கிட்டே இருந்துச்சிங்க அப்பிடின்னா, இப்ப தூங்க போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீரு வச்சு நல்லா எல்லா துடைச்சாவது விடணும். ஊத்தி விடல அப்பிடின்னா, நல்லா பொறுக்க, பொறுக்க துணிய வச்சு ஒத்தடம் கொடுத்தாவது எடுத்து, அந்தமாரி போட்டோம் அப்பிடின்னா, நல்லா தூக்கம் வரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இப்ப பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எல்கேஜி, யூகேஜி பிள்ளைங்க பட்றாங்க பாருங்க. அவுங்களும் அப்பிடிதான். ஏன்னா, அந்த ஒரே கிளாஸ்ல அடஞ்சு கிடக்கிறது அவுங்களுக்கு ஒருமாரி ஒரு டிப்ரஷனா இருக்கும். அந்த படிச்சது, அதுகூட இந்தமாரி இருந்தா அந்த குழந்தைங்கலாம் என்ன பண்ணுனா, வந்த உடனே இல்ல சில பேரன்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் ஸ்நாக்ஸ் குடுத்து, ஒரு காஃபி கீப்பிலாம் கொடுத்து என்ன பண்றாங்கன்னா, திரும்ப மறுபடிக்கி இந்த டியூஷனுக்கு அனுப்பி விட்றாங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்கம்மா. சரிங்கம்மா. சரி. சரிங்கம்மா. சரி. சரிங்கம்மா. கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. சரிங்க. சரி ஆமாங்க, மேம். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பாங்க கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி பயனுள்ள விஷயங்கள வந்து எங்கிட்ட பகிர்ந்தீங்க. என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு எப்படி தூக்கம். இதெல்லாம் உங்களுக்கு எங்கருந்து மேம் கத்துக்கிட்டீங்க? ஏன்னா நீங்க வந்து நம்ம வந்து சிறு வயதில்ல அனுபவித்த ஒரு இது தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்
ஆமா. என நம்ம நம்ம வளக்குறோல்ல இப்ப, நம்ம கொழந்த நம்ம நமக்கு 1 கொழந்த பெறக்குது. பெறந்தவொன்ன அந்த கொழந்த பார்த்தீங்கன்னா, அ அந்த பசங்க அழுகுறாங்க. அழுகும் போது என்ன பண்ணுவோம்?அ இப்ப நாமளே சில நேரங்கள்ல நம்ம வந்து ஒடம்பு கசாசன்னு இருந்துச்சுன்னா, நைட் அதோட போய் தூங்க மாட்டோம். அ கண்டிப்பா 1 1 குளியல் போட்டு தான் நம்ம போய் படுத்தோம்னா நல்லா தூக்கம் வரும். அப்ப இந்த கொழந்தைங்களுக்கு நமக்கு தெரியும், அந்த கொழந்தைங்களுக்கு வந்து மேல்லாம் வலிக்கும். எதனாலச்சும் சரி இத செஞ்சு பார்ப்போம். அப்டின்னா அது 1 நல்ல ஐடியாவா அது வொர்க் அவுட் ஆச்சு எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும். நான் அப்டி தான் நான் வந்து என் கொழந்தைங்களுக்கு பண்ணேன். அதே மாதிரி இந்த புள்ளைங்க ப ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டியூஷனுக்கு அனுப்பாம, அந்த டியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அ சாப்பாடுல்லாம் குடுத்து 1` 1/2 மணி நேரம் தூங்க போறதுக்கு முன்னால, 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னால, அதுங்களுக்கு டிரஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு, சுடு தண்ணி நல்லா பொறுக்கப் பொறுக்க ஊத்தி விட்டு, அதுங்களுக்கு 1 மெலிதான 1 காட்டன் 1 துணி, ஒடம்புக்கு உறுத்தாத அளவுக்கு நல்லா ஃப்ரீயா காற்றோட்டமான உள்ள 1 துணிகள போட்டு விட்டுட்டு, நம்ம வந்து 1 அ படுக்கப் போறதுக்கு முன்னால 1 சின்ன குட்டியா 1 கத. அதுக்கு அந்த அந்த நேர சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சீக்கிரம் தூங்குறதுக்கு, அ தூங்க வைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, மொபைல கொடுத்து இந்த பாரு இத பாரு இந்த பா பாட்ட கேளு, இந்த கதைய கேளு அப்டின்னு சொல்லிட்டு, அது பார்த்து விட்டுட்டே தூங்க வைக்கிறாங்க. அது வந்து தப்பு. கண்ணுக்கும் கெடுதல். அ அது என்ன பண்ணனும் சு அந்த போனை தூக்கி அங்குட்டு வச்சுட்டு நாம கத சொல்லலாம். அ இந்த ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? என்ன பண்ண? உன்ன எல்லாரும் பாராட்டுனாங்களா? நீ இந்த மாதிரி நல்ல புள்ளையா இருந்தா உன்ன பா அந்த மாதிரி ஒழுக்க நெறிக்குள்ள 1 கதையோட அந்த புள்ளைய கொண்டு போகணும். அந்தப் புள்ளைய முழுசா எடு ஈடுபடுத்திடாம 1 ஒழுக்க நெறி கதை மாரல் ஸ்டோரி எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லிக் குடுத்து, அதுல 1 கருத்த சொல்லி அதுக்கப்புறம் முடிச்சு அந்த பொண்ண தூங்க வைக்கணும். இப்ப காலையில அந்த கத வந்து ஞாபகம் வர்ற மாரி நம்ம கேட்கணும். சொன்னனே ஞாபகம் இருக்கா? நீ அந்த மாரி நடந்துக்கணும் சரியா? அப்படிங்கிற மாரி கொண்டு போயிரணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப பெரிய புள்ளைங்கள்லாம் இப்ப வர்றாங்க, இப்ப வ படிச்சுட்டு இப்ப நைட் ஸ்டடி இந்த குரூப் ஸ்டடி இப்ப 10வது 12வது படிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா, நெறைய உழைக்க வேண்டியதா இருக்கும். அ நெறைய படிக்க வேண்டியதா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ம அவங்க அறியாமையே 1 மன உளைச்சலுக்கு கண்டிப்பா ஆளாகி இருப்பாங்க. மார்க் கவலைகள், மார்க் நம்ம ஒடனே எடுத்துரலாமா? நல்லா எடுத்துரலாமா? நம்ம சில கொழந்தைங்களுக்கு பாஸ் பண்ணிருவோமா? அப்படிங்கிற 1 கவலைகளே பாதி மன உளைச்சலா இருக்கும். அப்ப அந்த மாதிரி கொழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்த ஒடனே யாரா இருந்தாலுமே குளிக்கப் போறதுக்கு முன்னால 1 சுடு தண்ணி போட்டு குளிச்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்க போய் படுக்க போனீங்கன்னாவே நல்லா 1 தூக்கம் வரும். அப்ப இந்த பசங்களுக்கு என்ன பண்ணனும்னா 1 மன அழுத்தம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்டின்னா பர்ஸ்ட் முதல்ல குளிக்க சொல்லணும். சுடு தண்ணி ஊத்தி நாமளே போட்டு குளிக குளிச்சிட்டு வாம்மா அப்டின்னு சொல்லிட்டு குளிக்க சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 1 தளர்வான 1 காட்டன் டிரஸ் எடுத்துப் போட சொல்லிட்டு 1 நிமிஷம் உட்கார சொல்லலாம். தூங்க போறதுக்கு முன்னால அந்த மொபைல்லாம் வெக்க சொல்லிரணும் நம்ம. நாமளே கண்டிஷனா சொல்லிரணும். 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னால நம்ம வந்து மொபைல வெக்க சொல்லிட்டு, நாம உட்கார்ந்து அந்த பசங்கள்ட்ட பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஒனக்கு படிச்சு முடிச்சுட்டியா? எதுவும் புரியலையா? எந்த பாடத்துல உனக்கு வந்து ரொம்ப மார்க் வாங்கலாம் அப்டிங்றது தோணுது? எந்த பாடத்துல கொஞ்சம் குறைவா வாங்கிருவோமோன்னு 1 பயம் இருக்கு? அத நம்ம எப்படி பண்ணலாம்? வேற வாத்தியார் யாராவது பார்க்கலாமா? மாற்று தே மாற்று வழி ஏதாவது யோசிக்கலாமா? அப்டிங்கிறத அவங்க பயத்த வந்து நம்ம போக்கி, இல்லன்னா பயம் பயம் இருந்தா தூக்கம் வராது பாதி பேருக்கு தெரியுமா?
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா மேம். கண்டிப்பா. சரிங்க. சரிங்க மேம். சரிங்க. ஆ. சரிங்க மா. கண்டிப்பா. சரிங்க மா. கண்டிப்பா, கண்டிப்பா. சரியா சொன்னீங்க மா. கண்டிப்பா. ரொம்ப அருமையா சொன்னீங்க மா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க. சரி. சரி. சரிங்க மேம். கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க மேம். ஏன்னா இத நானுமே அனுபவிச்சிருக்கேன். அதாவது நான் 1 நடன கலைஞர் தான். எனக்கு வந்து 1 அந்த மறுநா முந்த நாளுக்கு வந்து அந்த நாளைக்கு 1 போட்டிக்கு போறோம் அப்டின்னா, எனக்கு அந்த முன்ன நாள் வந்து தூக்கமே வராது. அதே மாதிரி நான் நான் வந்து தூங்குறதுக்கு அதாவது அன்னைக்கி முழுக்க நான் வந்து பயி பயிற்சி பெற்றிருப்பேன். அதுக்கு முன்ன நாளும் கன்டினியூஸ்ஸா பயிற்சி பெற்றிருப்பேன். ஆனாலுமே அந்த அலுப்பு அலுப்பு இருக்கும் அந்த வலிகள் இருக்கும். உடம்பு வலி, அ சதை வலி அது எல்லாமே இருக்கும். ஆனாலுமே அந்த போட்டி முடியிற வர என்னால சரியான 1 உறக்கம் வந்து எனக்கு கெடைக்காது. அவங்க முன்னாடி ரெஸ்ட் முன்ன நாள் நல்லா தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க அதுக்காக என்ன பண்ணுவோம்னா இந்த இந்த Volini 1 இருக்கும் பார்த்தீங்ளா? இந்த ஸ்ப்ரே. ஆமா. அத வந்து நாங்க கால்ல இது பண்ணிருவோம். ஏன்னா பயிற்சி வந்து கன்டின்யூஸ்ஸா பண்ணும்போது மஸ்ல்ஸ்லாம் ரொம்ப டைட் ஆயிடும். அப்போ அத அடிக்கும்போது அந்த 1 எரிச்சல் தன்மை உண்டாகும் பார்த்து இருக்கிறீங்ளா? அந்த 1 அந்த 1 ஸ்ப்ரேக்கு. அந்த எரிச்சல்ல வந்து என்ன ஆகும்னா அப்டியே அந்த 1 1 மிதமான 1 இது கெடைக்கும். 1 எப்டி சொல்றது? நம்ம எப்டி இத சுடுதண்ணீர்? அந்த வலி நிவாரணம் கெடைக்கும் போது தன்னறியாம அந்த அழுப்பு போகுமே தவிர அந்த உறக்கன்றது வராது. அந்த போட்டி சரியா நம்ம முடிச்சு, அந்த போட்டியோட அந்த பரிசோ இல்ல எதா இருக்கட்டும். என்ன பொறுத்தவரை பரிச இதுவர நம்ம நோக்கத்துல ஆடினது இல்ல. ஆனா போட்டி அந்த முடிவு பார்த்தீங்ளா? மொறையா நம்ம இப்போ நம்ம 1 ப பயிற்சி பெற்றிருப்போம். அது எங்கேயும் தவற விடாம நம்ம கண்டிப்பான முறையில எல்லாத்தையும் நம்ம வந்து சொ குடுத்துரணும். எல் நம்மளோட பெஸ்ட்ட குடுத்துரணுன்றதுல ஆடுவோம். அப் அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு தூக்கம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த 1 மன அழுத்தம், மன அழுத்தம்னு இல்ல 1 பதட்டம். அந்த பதட்டத்துல எனக்கு தூக்கம் வந்து தூக்கமின்மையில நான் இருந்திருக்கேன்ங்க.
ஆமா. ம். கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆ. கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. வலி நிவாரணம். அ. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. அந்த மாரி விஷய நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பயம் இல்லாம அவங்கள்ட்ட பேசணும். அ சில பேரண்ட்லாம் என்ன பண்றாங்க? டியூஷனுக்கு போறாங்க, வர்றாங்க, சரி சாப்ட்டியா? படு, போய் போய் படு. அவங்க என்னன்னா தூக்கம் வர்ற வரைக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த பயத்த வேற என்ன பண்ண முடியும்? யாருகிட்டயும் எதுவும் சொல்ல முடியாம, அந்த போன்லயே பார்த்தீங்கன்னா புடிச்சத பார்க்குறது, அ அந்த இது பண்றது, ரசிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா, போய்கிட்டே இருக்கும். 1 12 மணி வரை கூட போகும் அது. ஏன்னா அந்த பயம் இருந்துகிட்டே இருக்க வரைக்கும் இத பார்த்துகிட்டு இது கூடவே இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி 1 தொணையா புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, படுத்துகிட்டே பார்க்கிறது, அது 12 1/2 ஆயிரும் 1 மணி ஆயிரும். அவங்க பாட்டுக்கு எப்ப அப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு தூங்கி, எத்தனை மணிக்கு காலையில எந்திரிச்சு, அதுல வேற நம்ம பேரண்ட்ஸ் வந்து எந்திரிச்சு 5 மணிக்குல்லாம் படிக்கணும், 4 மணிக்குல்லாம் படிக்கணும், அப்ப தான் மனசுல பதியும் அப்டின்னா, நம்ம தூங்க போறதுக்கு முன்னால பசங்க என்ன பண்றாங்க, எப்ப தூங்குறாங்கங்றத கொஞ்சம் கவனிக்கணும். இந்த டிவி போன்லையே வச்சுட்டு இருந்தாங்கன்னா, எப்ப படிக்கிறது? எப்ப நம்ம இவங்க தூங்குறதுன்னு சொல்லிட்டு, ஒரு ஆ எப்பவுமே அந்த பசங்ககிட்ட இருந்து போன் பண்ணாங்க படிக்க வேண்டிய சமயத்துல 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலயே போன வாங்கி நாமளே வச்சிரணும். மொதல்ல ஆஃப் பண்ணி போடு, பாத்துக்கலாம் அப்டின்ட்டு. தூங்குறது கால காலத்துல நம்ம தூங்கிட்டோம்னா சீக்கிரமாவும் எந்திரிச்சிரலாம். என்னைய கேட்டா அந்த வெந்நீர் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு 1 மருந்து. இப்ப நீங்க சொன்னீங்களே தசைப்பிடிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா சுடு தண்ணிய சுறுக்கு சுறுக்குன்னு வச்சு ஏன்னா அது நல்லா சுறுக்குன்னு கு குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த அது அப்டியே மிதமா நல்லா இதமா இருக்கும், சொகமாவும் இருக்கும். அந்த வலி வேதனை அவ்வளவு ஒடம்புல இருக்கும் போது, அந்த ர அந்த ரத்த கட்டு மாதிரி அந்த சதைப்பிடிப்புல்லாம் பார்த்தீங்கன்னா, எளகிரும் அப்டியே. அந்த சுடு தண்ணி பட்டு அ நல்லா 1 நல்லா இருக்கும் கண்டிப்பா.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமாங்க, ஆமா. கண்டிப்பா. நீங்க நீங்க சொல்றது சைன்டிஃபிக்கா உண்மைதாங்க. நீங்க வந்து இது இது வந்துனா நீங்க சொல்ற நீங்க சொல்ற வார்த்தைகளே ரொம்ப புதிதா இருக்கு. அதாவது இளகிரும்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா. நம்ம அந்த மெழுகு பத்தி ஏத்துவோம் பார்த்தீங்களா? அந்த மெழுகு ரொம்ப கட்டியா இருக்கும். தீ பட பட அப்டியே கொஞ்சம் எளகும். அது மாதிரி தான் நம்ம மஸ்ல் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும்போது அந்த சுடு தண்ணீர் படும்போது கொஞ்சம் கொஞ்சமா அப்டியே அந்த சுடு தண்ணீர் பட பட அந்த மஸ்ல் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா நான் முயற்சி பண்ணுவேன் மேம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 நாளைக்கு வந்து 8 மணி நேரம் ஆடக்கூடிய 1 கலைஞர். நான் வந்து ப ப ஐ மீன் நான் வந்து நடன ஆசிரியரும் கூட அப்போ கன்டினியூஸ்ஸா நான் வந்து கிளாஸ் எடுக்கணும். 1 மணிநேரம் இடைவேளை இல்லாமல்னு சொல்வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி 1 மணி நேரம், 1 மணிநேரம், அடுத்த பேட்ச் அடுத்த பேட்ச்னு நான் வந்து ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். நைட்டு வந்து எ என் இப்போ நான் வந்து இந்த சுடு தண்ணீர்ன்ற க 1 விஷயமே எனக்கு இன்னைக்கி நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது. நான் இத்தனை நாள் என்ன பண்ணுவேன்னா எங்களுக்கு நான் 1 பாக் வச்சிருப்பேன். அந்த பாக்ல பார்த்தீர்ங்கன்னா, ஆ ஆ ஆ ஆயின்மென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பர்ஸ்ட் எய்ட் கிட் அந்த நாங்க ஏதாச்சும் பண்ணும்போது எங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சுனா அந்த பர்ஸ்ட் எய்ட் கிட்டுனு 1 இருக்கும். அதுக்கப்புறம் அந்த Volini ஸ்ப்ரேங்க அது வந்து கிட்டத்தட்ட 1 2 வச்சிருப்போம். 2, 3 வச்சிருப்போம். பேக்ல எப்பயுமே இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த வாலினி தான் 1 1 பேஸ் மேக்கர்னு சொல்லலாம். ஏன்னா எங்களால Volini இல்லாம எங்களால தூங்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு வலிகள் இருக்கும். ஆ ஆனா நாங்க அந்த வலிகள வந்து நாங்க பெரிசா எடுத்துக்க மாட்டோம். நாங்க எதுக்காக அந்த வலிகள நாங்க சமாதானப்படுத்தனும்னு நினைக்கிறோம்னா, நாங்க அடுத்த நாளும் எழுந்திரிச்சு ஓடணும் அப்டின்கிற 1 நாளுக்கு தான். பட் நான் முயற்சி பண்ணுவேன்.
ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. ரொம்ப அருமை. ஆமா, ஆமா. வாழ்த்துக்கள்ங்க. கண்டிப்பா. ம். சரி. ஆமாமா, கண்டிப்பா. ம். சரி. கண்டிப்பா. கண்டிப்பா. சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க இந்த சமயத்துல சுடு தண்ணி வச்சு குளிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பாதத்துல வந்து, கொஞ்சம் நல்லா க கால் மூழ்கிற அளவுக்கு, நல்லா வெந்நீர் நல்லா கு கால் சுறுக்குன்னு இருக்கணும், நம்ம ஒடம்பு பொறுக்குற அளவுக்கு சுடு தண்ணி வச்சு, கல்லுப்பு இருக்கு பார்த்தீங்களா? அத அந்த தண்ணிக்குள்ள போட்டு, அந்த கால் உங்க அந்த குதிங்கால வந்து நீங்க அதுல அப்படியே முக்கிரணும் அந்த கால். 1 அகலமான இந்த பேசன்ல்லாம் வச்சிருப்பாங்களே, துணி துவைக்கிற வாளி அந்த பக்கெட், கால் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு அதுல வந்து என்ன பண்ணீங்கன்னா, நல்லா பொது பொறுக்கப் பொறுக்க தண்ணி வச்சுக்கோங்க, கல்லுப்பு நல்லா 1 கை அள்ளிப் போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து கால அப்படி வச்சீங்கன்னா ஐயோ உங்களுக்கு அவ்வளவு சொகமா இருக்கும். ஏன்னா அந்த கால் தான உங்களுக்கு ஆடுது? அ அந்த கால் தான பேலன்ஸ் எல்லாமே நமக்கு கொண்டு வருது? நம்ம உடம்போட, பாடியோட மொத்த வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கால்ல தான் தாங்குது. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கால் நீங்க சொன்னீங்களே அந்த ஹார்டா இருக்குறது எப்படி எளகும்ங்கிறத நீங்க கண்ணு முன்னால பார்ப்பீங்க. அந்த குதிங்கால்லாம் பார்த்தீங்கன்னா, அப்டியே சாஃப்டா ஆயிரும் மிருதுவாகி ம்.
கண்டிப்பாங்க. ஓ! சரிங்க. ஆமா, ஆமா. ஆமாங்க. ஆமா, ஆமா. சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க. அப்போ அந்த கல்லுப்பு நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் மேம்? அந்த சுடு தண்ணீர்ல.
ஆமா அந்த கால்ல உள்ள உள்ள சில க கிருமிகள் அந்த 1 அந்த ஆமா.
<smacks lips> அதாவது இந்த நேச்சுரல் ஆன்ட்டிக் பயாடிக் மாதிரி கரெக்ட்ங்களா?
ஆமா அது மாதிரி சில சொல்லுவாங்கல்ல கடல்ல போய் 1 வருஷத்துக்கு 1 தடவ போய் கடல்ல குளிங்க அப்டின்னு சொல்லுவாங்கல்ல? உப்பு தண்ணி. உப்பு தண்ணி வந்து அவ்வளவு 1 விஷயத்த நமக்கு குடுக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, 1 நல்ல 1 பாசிட்டிவான 1 வைப்ரேஷன் 1 சின்ன 1 சொல்லுவாங்க, அதாவது இது சயின்டிஃபிக்காவும் சொல்லுவாங்க அ 1 செண்டிமெண்டாவும் சொல்லுவாங்க. அந்த கால்ல இது வச்சா இந்த திஷ்டி போகும், கல்லுப்பு போட்டு வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சரி, சயின்டிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம கால்ல உள்ள சில விஷயங்கள் எல்லாம் அந்த கிருமிகள் தொற்று இதுகள் இருந்தா கூட, அந்த உள்ள வந்து எதுவும் பாதிக்காது. 1 நல்ல 1 மிருதுவான தன்மையை வந்து கொண்டு வந்து குடுக்கும் நமக்கு. ரத்த ஓட்டங்கள் வந்து நல்லா 1 சுறுசுறுப்பான 1 விஷயத்த இந்த கல்லுப்பு குடுக்கும் நமக்கு. அ அந்த சுடு தண்ணியோட சேர்ந்து பண்ணும் போது இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம எப்பவுமே தூங்கும் போது பார்த்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் சரிங்க, நல்லா சுறுக்குன்னு சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு நீங்க போய் படுத்தீங்கன்னாலே நீங்க தூங்குறதே தெரியாது. அவ்வளவு உறக்கம் நல்லதா வரும். அப்டியும் வரல அப்டின்னா கொஞ்சம் லேசா தியானம், மூச்சுப் பயிற்சி. மூச்சுப் பயிற்சின்னா தனியா போய் கத்துக்கிட்டுலாம் போய் இது பண்றது இல்ல. அப்டியே உட்கார்ந்துட்டு என்ன பண்றது? மூச்சை கவனிங்க 1 2 நிமிஷம் 3 நிமிஷம் கவனிங்க. எந்த பக்கம் போகுது எந்த பக்கம் வருதுங்கறத மட்டும் கவனிச்சாலே போதும். அ அழகா கண்டிப்பா நீங்களே தன்னறியாம அப்டியே படுத்துருவீங்க. அந்த குளிச்சிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க என்னை பொறுத்தவரை நாங்க இத தான் நான் ஃபாலோ பண்றோம் எங்க குடும்பத்துல.
சரி. சரி. கண்டிப்பா. சரி. கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க. புரிதுங்க, புரிது. ஆ. சரிங்க மேம். கண்டிப்பா. சரி. சரிங்க. சரிங்க மேம். கண்டிப்பா. கண்டிப்பா. அதாவதுங்க உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் இந்த விஷயத்துலருந்து தெரிஞ்சுகிட்டேன். ஏன்னா எனக்கு தேவைப்படிய தேவைப்படக்கூடிய 1 விஷயம். நான் இத்தன நாள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்றது எனக்கு இப்ப தான் புரியுது. அண்ட் என்னுடைய மிஸ்டேக்கயும் நான் கரெக்ட் பண்னேன். அண்ட் அது மூலியமா உங்ககிட்ட இருந்து 1 தாய்மை குணம் வெளிப்படுத்துது. உங்களுக்கு குழந்தைகளோட எப்டி இருக்கணும்? எப்டி அவங்கள உறக்கங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கணும்? அவங்களுக்கு என்ன நல்ல ஒழுக்கங்கள, எப்டி மா எந்த மாதிரி எடத்தில நம்ம சொல்லிக் கொடுக்கணும்? இந்த மொபைல்கள எப்டி அவாய்ட் பண்ணனும்ன்கிறத ரொம்ப அருமையா 1 கொழந்தைக்கு சொல்லி தர்ற மாதிரி எனக்கு சொல்லி தந்தீங்க. உங்க தாய்மை வெளிப்பட்டுச்சு. உங்கள் கூட பேசுனதுல நான் பாக்கியமா தான் நெனைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சிங்க உங்க கூட பேசினதில. மீண்டும் பேசலாம் வாய்ப்பு இருந்தா. மிக நன்றிங்க.
மிக்க நன்றிப்பா.